இல்ல. அது அதுதான் மேல இருக்கிற அதிகாரி சொன்னதுக்கப்புறமும் அவுங்க பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவரு வந்து அ ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா, அ தனிப்பட்ட விருப்பு வெறுப்ப வந்து அலுவலகத்தில கொண்டு வந்து அத வந்து அதனால அலுவலக நடவடிக்கைய வந்து கெடுக்கக்கூடாது.
நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆ, ஆ, ஆ. ம், ம், ம்.
அதனால அதுக்கு ஏத்தமாரி அது மேலதிகாரி வந்து சரியான முறையில திடமா இருந்தா, அவரு பேசணும்.
ம்ஹ்ம்.
ஏன்னா, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில சண்டைகள் கூட நடந்திருக்கு. கைகலப்பு இந்தமாரிலாம் நடக்கும்.
ஓஹோஹோ! அ.
அதா கீழ ஒரு, ஒ தொழிலாளில வ வெ வெ இருக்கிறவங்க வந்து சண்ட போட்ருவாங்க. திடீர்ன்னு கைகலப்பு இந்தமாரி நடக்கும். அப்பிடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மேலதிகாரியும் தலையிட்டு முதல்ல அவுங்கள தூரம் தூரமா வைக்கணும். கூட இருக்கிற 2 பேர கூட்டு போயிட்டு. அதுக்கப்பறம் வந்து உடனே வந்து அலுவலகத்தில இருக்கிற மனிதவளத்துறை மேலாளருக்கோ அ இந்த விஷயத்தில ஒருங்கிணைச்சு, அவுங்களோட பேசி அவுங்களுக்கு அ, அ, அ புரிய வைக்கணும் புரிய வைக்கணும், இன்னொன்னு தெரியவும் படுத்தணும். புரிய வைக்கிறதுங்கிறது ஒண்ணும் கிடையாது. அவுங்களுக்கு வந்து உடனடியா ஒழுங்கு நடவடிக்கைக்கு வார்னிங் லெட்ரு எதாவது கொடுத்துர்ணும்.
தொழிலாளர்கள், அ. ம். ஓஹோ! ம். சரி. ம். புரிய வைக்கணும், ஆ. ம். ம். ம், ம். சரி, சரி.
ஏனா எல்லாருக்குமே தெரியும். அலுவலகத்தில சண்ட போட்டா என்னன்னு. அதையும் மீறி அவுங்க செய்யும்போது என்னன்னா, அவுங்களுக்கு அத பத்தி கவல இல்ல. ஒரு அசட் ஒரு அ அசட் ஒரு அசட்டுத்தனம், அதனால அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது.
ஆமா, ஆமா. ம். ம், ம். ஆமா. ஏன்னா அது வந்து அவுங்களுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலயா வருது இல்லேங்களா! ஆமா. சரி, சரி. ஆ.
எடுத்துக்காட்டா இருக்கும். ஆமா. அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்.